கண்டிப்பாங்க. டிஜிட்டல் டிடாக்ஸ் என்பது என்னன்னா, ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் முழுவதும், நம்மளோட அலைபேசியோ, இல்ல மடிக்கணினியோ, தொலைக்காட்சி ஆகட்டும், ஒரு சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும், போன்ற எல்லா டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் அதிலிருந்து திட்டமிட்ட தூரம் விலகி, உடல், மனம் ஓய்வெடுப்புக்கான ஒரு பிராக்டிஸ்ன்னே சொல்லலாம்.
ம் <smacks lips> அதாவது கருவிகளையோ, ம். ம். அருமை! ம்.
அது பாத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு, அ நிரந்தரமா, ஒரு இது, டிஜிட்டல் வந்து அந்த டிவைஸ் விட்டு விலக்கி வைக்கிறதுல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம யூஸேஜ் நம்ம க யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த நேரத்துல ஆமா. அது வந்து யார் நம்மள கனஂடஂரோலஂ பண்றாங்கனு தீர்மானிக்கிறது. ஏன்னா இந்தக் காலங்கள்ல, நம்ம ஒரு தொலைபேசிய யூஸ் பண்றோங்கறத கடந்து, தொலைபேசி நம்மள யூஸ் பண்றங்கிறதான் உண்மையான விஷயமா போயிட்டு இருக்கு.
சரி. ஓ, குறைத்துக்கொள்வது. ம். சரி. ம்ஹ்ம். ஐயோ! அழகா சொன்னீங்க. உண்மதான். அது அப்படியே மாறிப் போச்சு இல்ல. அது கைக்கு நம்ம போயிட்டோம் இப்ப. ம். ஆமாமா.
ஆமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இப்போ, ஒரு நாள் நம்ம அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டா கூடவே, இந்த நிறைய நோட்டிபிகேஷன் அ கடகடன்னு வருது இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் கண்டினியூயஸா நம்ம ஸ்கிரீன வந்து தள்ளிட்டே இருப்போம் அந்தக் கட்டவிரல வச்சு.
ம். ஆமா. ஆமா. அது ஒரு அனிச்சை செயலா போயிடுச்சு இல்ல. சுவாசிக்கிற மாரி, கையில போன் எடுத்தவுடனே
அது ஆமாங்க. ஒருவேளை நம்ம போனே யூஸ் பண்ணலனாலும், நம்ம கட்டவெரல் ஆடிக்கிட்டே இருக்கும்.

ஆமாங்க ஒரு இணக்கம். அந்தத் தேவையில்லாத விஷயங்களப் போய் நம்ம பார்க்கத் தேவையில்ல. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாரி <inhales> ஏதோ ஒரு விஷயங்கள் இப்ப எங்களுக்கு வேலைகள்லயோ, நாங்க அடுத்த கட்டத்துல எங்களுக்கு முன்னேர்றதுக்கு படிக்கறதுக்காகவோ, ஏதாச்சு முடிவு எடுக்கும்போது, இந்த ஃபோன் அப்டின்னு ஒண்ணு இருந்தா அத டக்கு டக்குன்னு எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு, ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவச்சும் எடுத்தோம்னா, <tsk> எதோ ஒண்ணு 5 நிமிஷம் பாப்போம் டையர்டா இருக்குன்னு எடுத்தா, அது 1/2 மணி நேரம் அப்டியே போயிருது நமக்கே தெரியாம.
அந் அது உங்கள இழுத்துக்கொண்டு போயிடுது. உங்கள இழுத்து போத மாரி உள்ள கொண்டு போயிடுது. அப்டிதானே. உங்களைன்னு இல்ல என்னையும்தான். எல்லாரையும் அப்படித்தான் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைல தான இருக்றோம் நம்ம. <inhales> ஏய்.
கண்டிப்பாங்க. இபோ இந்த மாரி விஷயங்கள் ஃபோன் எல்லாம் வச்சிட்டு கண்ண கண்ண பாத்து பேசுறதுன்னு ஒன்னு இருக்கு. ஃபேமிலி பாண்டிங். கொழந்தைகள் நம்மளோட பார்ட்னர் இருக்காங்க. அவுங்க கூடப் பேசலாம். அப்புறம் வந்து கான்வெர்சே யார் யார் ஃபோன்க்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டாலே போதும். ஏன்னா டக்கு டக்கு
ம். கண்டிப்பா. போட்டாலே போதும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. ம். எந்த நேரம் நம்ம குடும்பத்தோட இருக்கணுமோ, நம்ம செய்ய வேண்டிய அலுவல்களை அது நம்முடைய உறவுகளை வளர்க்கிறதுக்கு பிரயோஜனம். அந்த நேரத்துல நம்ம நோட்டிஃபிக்கேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வெச்சிரணும்ன்றேன்.
ஆமா ஏன்னா கண்டிப்பாங்க. அப்புறம் நண்பர்கள் இருந்தா, அவுங்கள போய்க் நேரவா பாக்குறதாகட்டும், <inhales> ஒரு சின்ன ட்ரிப்பு இந்த மாரி போர்றது. இந்தக் கேரம் போர்ட் மாரி விஷயங்கள்லாம், முன்னாடி நல்லா ஃபேமஸ்ஸா இருந்துச்சு.
விளையாட்றது. இன்டோர் கேம்ஸ் இருக்கு. டேபிள் டென்னிஸ்சு, கேரம் போடு, செஸ்சு <inhales> இப்டி காரியங்கள்ல நம்மள ஈடுபடுத்திக் கொள்ளுகிறது.
ஆமா. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய வந்து கொறைச்சுக்கணும் நம்ம. ஆ வேற மாரி விஷயங்கள்ல டெய்லிமே நம்மள வந்துட்டு பண்ணிக்கணும். இது வந்து சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழம ஃப்ரீயா இருக்குன்னு பாத்துக்கிட்டு அந்த அன்னைக்கி மட்டும், கொஞ்சம் நம்ம பண்ணலாம் அந்த அன்னைக்கி திடீர்னு முழுசா டிஜிட்டல்லயே எறங்கிற கூடாது. எல்லா நாளும் நீங்க என்னென்ன பிரேக் இந்த ஸ்க்ரீன் பார்க்கக் கூடாதுன்னு விட்ருக்கீங்களோ
இருக்கு. ஏன, அது தான். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்விய நான் கேட்கணும்னு வந்தேன். <inhales> இப்ப நம்ம ஒரு பழக்கத்த செய்யணும் அப்டின்னு நம்ம ஒரு ஒரு தீர்மானங்கள் எடுக்குறோம். நம்முடைய அத்தன எல்லாருடைய அனுபவமும் அப்டித்தான். இப்ப நான் காலையில ஒரு நாளைக்கு எந்திருச்சு டெய்லி என் உடற்பயிற்சிக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஜாக்கிங்க் போணும் அப்டின்னு நம்ம முடிவு எடுப்போம். இதுல எத் ஆ முடிவை வந்து அந்தத் தீர்மானத்தை நெறைவேற்றுகிறதுக்கு ஆரம்பிக்கிறோன்றதே கேள்விக்குறி. அதுல எத்தனை பேரு அதை எவ்வளவு நாட்கள் செய்கிறோம்? அப்படிங்கறதும் அடுத்த கேள்விக்குறி. இதே போல தான் இந்த விஷயத்துலயும் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணினோன்னா இத தொடர்ச்சியா ஏன்னா அதைக் காட்டிலும் இது ரெம் அதெல்லாம் கூட உடலுக்கு கொஞ்சம் கஷ்டத்தைக் குடுக்கக்கூடிய செயல். அதனால நம்ம பண்ண மாட்டோம் அப்டின்னு உக்காந்துருவோம். ஆனா இது வந்து <inhales> நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான செயல். அப்ப இந்த இந்த டீடாக்கிங்க் அப்டின்ற ஒரு ஒரு தீர்மானத்தை வந்து நம்ம எடுக்கும்பொழுது, எத்தனை நாள் அதை நாம் செயல்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க?
சரிங்க.